அ இப்ப நம்ம பார்த்தோம் அப்டினா நம்ம எல்லாருமே வந்து பணி அப்படிங்கிறது ஒண்ணு செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், ஆ அப்படி செய்யும்போதே என்னாகும் அப்டின்னா, அதுக்குன்னு ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கணும். அது மட்டும் இல்லாம நமக்கான விஷயங்களை செய்யிறதுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கணும். அ இதை தவிர்த்து வந்து குடும்பம் அப்படின்னு இருக்கும், அதுக்கும் ஒரு சில நேரங்களில ஒதுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஆனா, <snorts> நம்ம கிட்ட இருக்கிறது என்னமோ ஒரு 24 மணி நேரம் தான். அ அப்படி இருக்கும்போது, "இல்ல இல்ல நான் வந்து பணியில தான் அதிகமா நேரத்தை செலவு பண்ணுவேன்" அப்படிங்கிற மாதிரி இல்லாம, அ எல்லாத்தையும் வந்து ஒரு சமநிலையில வச்சுக்கிட்டா மட்டும் தான் நம்ம வாழ்க்கை வந்து கொஞ்சம் சுமூகமாக போகும்னு சொல்லாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அந்த சமநிலைக்கு வை வைக்க முயற்சி பண்றீங்க?
அ கண்டிப்பாங்க. இந்த சமநிலைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒருத்தருக்கு அவசியங்க, ஏனா பார்த்தீங்கனா, வேலையில வந்து நம்ம எவ்வளவு சம்பாரிச்சாலும் அந்த பணம் அதிகரிச்சிட்டே போகும் தவிர, நமக்கான மகிழ்ச்சியா அதாவது அந்த பணத்தை கொடுத்து எதை வாங்குகிறோம்கிறது தான் முக்கியங்க.
ஆமாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கெடைக்கிறது ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு இருப்பிடமா இருக்கட்டும், இல்லை நமக்கான உடைகளா இருக்கட்டும், எல்லா வெலையிலும் கெடைக்கிதுங்க. ஆனா, நம்ம வட்டிக்கு நம்ம பந்தா காட்டனுறத்துக்காக விலை உசத்தியில தான் வாங்கனும்னு <snorts> முடிவு பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து எவ்வளவு உழைச்சாலும் அது பத்தாதுங்க.
ஆஹ. ஆ. கண்டிப்பாங்க. அப்ப வந்துட்டு நம்ப தேவைகள வந்து எந்த அளவுக்கு நாம வச்சிருக்குறோமோ, அந்த அளவுக்கு உழைச்சா மட்டும் போதும் அப்படித்தானங்க?
இது வத் ஆமாங்க. அது எனக்கு புரியற்கு கொஞ்சம் நாள் ஆச்சுங்க. ஏன்னு பாத்தீர்ங்கன்னா, என்னோட அத்தியாவசியத்துக்காக நான் உழைக்கும்போது, எவ்வளவு சம்பாதிச்சலும் போதும். ஏன்னா அத்தியாவசியம்ங்குறது உங்களுக்கு 3 நேரம் அது சாப்பாடு. அப்புறம் இருக்குற இடம், போடறக்கு உடை. அப்புறம் கொஞ்சம் இதோட நிறுத்த நிறுத்த முடியாதுங்க. ஏன்னா நம்ம வந்து வெளிய போய்ட்டு வர்றோம். அதுக்காக இன்னிக்கு காலகட்டத்துல பயண செலவு வேற இருக்குங்க. அந்த வேலைக்கு அந்த வேலைக்கு போறக்கே ஒரு பயண செலவு இருக்குது. அது யாரும் குடுக்க மாட்டாங்க.
அஹ. ஆமாங்க. அஹ! ஆமாங்க. அ. <chuckles> அதே தான்ங்க.
அதனால வந்து இந்த மாரி அத்தியாவசியத்துக்காக நம்ம போராடும் போது பாத்தீங்கன்னா, குறிப்பிட்டப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் இருந்தாவே, மாசம் வந்து ஒரு 10,000 லருந்து ரூ.15,000 அடிப்படையில தேவைப்படுது அது எந்த ஊரா இருந்தாலும் சரிங்.
கண்டிப்பாங்க, ஆமாங்க.
அது போம்போது நீங்க எவ்வள நேரம் உழைச்சாலும், இந்த பணம் கிடைக்கல அப்டிங்குற பச்சத்தில, இ பணி போதாது. அப்ப நீங்க மத்த நேரத்துக்காக இப்ப எந்த இதுக்காக நீங்க செலவு பண்ணு அது எல்லாத்தயும், சம்பாதிகுறதுக்காக தான் செலவு பண்ணியாகணும்.
அ. ஆமாங்க. அ
அப்பம்போது, நீங்க அடிப்படையில வந்து இந்த மு 3 விஷயத்த வந்து, 3ங்க இல்ல 4 விஷயத்த நீங்க வந்து, கிடைக்கிற வரைக்கும் நீங்க வந்து, உங்களோட அ அந்த 1 வாரமா இருக்கட்டும், இல்லை 1 நாளா இருக்கட்டும். ஏன்னா அந்த 24 மணி நேரத்துல, 20 மணி நேரம் நீங்க உழைச்சாங்கூட பத்தாது.
ஆஹ! சரி, சரிங்க.
என்னோட வாழ்க்கைல அந்த அந்த மாதிரி நாட்கள் இருக்குதுங்க. அது வந்து எனக்கு பார்த்தீங்கனா வயது பார்த்தீங்கனா அப்போ 23, 24 அந்த வயது தான்.
அதாங்க. சரிங்க.
அப்ப எனக்கு வந்து அன்னைக்கு அந்த காலகட்டத்தில வந்து ஒரு சம்பாத்தையும் பார்த்தீங்கனா ஒரு ரூ.6,000 இருந்து ரூ.10,000க்குள்ள தான் எனக்கு கிடைக்குங்க.
சரிங்க, மாசத்துக்கு, அஹ. அப்போ வந்து உங்களோட செலவு எவ்ளோ இருந்துச்சுங்க?
ஆமா. மாசத்துக்கு, அப்பம்போது வந் அ என்னுடைய செலவு பார்த்தீங்கனா செலவு வந்து ரூ.6,000க்கு அது இன்சூரன்ஸ்ங்க, என்னோட குடும்பம் 2 பேர் தாங்க, 2 பேத்துக்கான இன்சூரன்ஸ், அப்புறம் மாசம் மாசம் சாப்பாடுக்கு, அப்புறம் வீட்டுக்கு வந்து வாடகை எங்களுக்கு பெரிசா இல்லைங்க, அதனால வந்து சொந்த அதனால வாடக பிரச்சன இல்ல, இருந்ததுனா எனக்கு நிச்சயமா அந்த பணமும் பத்தாது.
அடடா! அஹ. அ. சரி, சரிங்க. அதான், அதாங்க.
அதனால, வந்து என்னோட ப படிப்புக்கு இதெல்லாம் சேர்த்து மொத்தமா ஒரு ரூ.6,000 தான் எங்க கைல பணம் இருக்குங்க.
அஹ, புரியுதுங்க.
இத வெச்சு சமாளிக்கும்போது எனக்கு பத்தாது, "இந்த பணம் வந்து இன்னும் அதிகரிக்கணும், இல்லைனா நாளைக்கு ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்குவோம்" அப்படின்னு தெரிஞ்சு, அதுக்காக தனியா ஒரு வேலை பார்க்கலாம், அதாவது நமக்கு என்னால முடியது எந்த இடத்தில முடியும்னு சொல்லி கண்டுபிடிச்சு, அதுக்காக வேலை பார்க்க ஆரம்பிச்சேங்க. அப்போ அப்போம்போது பார்த்தீங்கன்னா இந்த 24 மணி நேரத்தில என்ன வேலை மட்டுமே, அதாவது நான் வேலைக்கு போய் மாச சம்பளம் ரூ.6,000 வாங்றதற்கு மட்டுமே, கிட்டத்தட்ட 10ல இருந்து 12 மணி நேரம், அது போக போற வர செலவு, அதாவது அந்த நேரம், அதுக்கப்புறம் வந்து அலுவலகத்தில இருக்கிறது வந்து 10 மணி நேரம் இருந்தே ஆகணும். அப்ப தான் சம்பளம், அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கு போற வரைக்கும் 1 மணி நேரம் போட்டா 11 மணி நேரம், அதற்கு அப்புறம் வந்து அங்க இடைவெளினு ஒன்னு கொடுப்பாங்க, அது ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம். அந்த சேர்த்து 12 மணி நேரம். முடிஞ்சு போச்சுங்.
சரி, சரிங்க. அச்சோ! அஹ. அஹ. புரியுதுங்க. ஆமாங்க. அஹ. அடடா! பாதி நாள் வந்துட்டு உங்களுக்கு அங்க வேலைக்காகவே செலவு பண்ற மாரி இருக்குது. அஹ.
ஆமாங்க, அப்போ மிச்சம் இருக்க பாதி நாள்ல பாத்தீங்கன்னா, உ உன்னொரு 5 லருந்து 6 மணி நேரத்துல வந்து நான் என்னோட தொழிலுக்காக பாக்கோணும். அதுக்கப்புறம் இருக்கிறது அதிலேயே அந்த 6 மணி நேரத்துலயே வந்து என்னோ உணவுக்கான நேரத்தையும் நான் பாத்துக்க வேண்டிருக்கு, அன்றாட கோழிகள் அதெல்லாம் பாத்துக்கணும். அப்படி இருக்க ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் நான் தூக்கத்துக்காக குடுக்க வேண்டியதா இருக்குங்க.
சரிங்க. அஹா. அடடா! இது எத்தன நாளைக்கு இந்த மாதிரி அ ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடின மாரி இருந்துச்சுங்க?
இது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 10 மா ஒரு ஒரு 5லிருந்து 10 மாதம் கண்டிப்பா ஓடிருப்பேங்க. இந்த ஓட்டம். ஏன்னா
ஆஹா, புரியுதுங்க புரியுதுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு வருட கணக்குல வந்துட்டு நீங்க ஒரு தினமும் 4 மணி நேரந்தான் தூங்கிருக்கிறீங்க, அப்படித்தானங்க? ரொம்ப கஷ்டங்க.
ஆமாங்க, 3 மணி நேரம், 4 மணி நேரம் அந்த அது வேலைக்கு ஏற்ற மாரி மாறுங்க, ஒரு ஒரு நாளும். ஆனா இதில ஒரு நல்ல விஷயம் என்னான்னு பாத்தீங்கன்னா, இந்த 10 மணி நேரம் வேலை செய்வதுங்றது வந்து, மொதல்ல வந்து 8 மணி நேரம் தான் இருந்ததுங்க. அப்போ வந்து வாரத்துக்கு 6 நாள் வேலைக்கு போகனுங்க.
அஹ. சரி, சரிங்க.
இப்ப இந்த 10 மணி நேரமா அதிகரிச்சப்ப வந்து, வாரத்துக்கு 5 மணி நேரம் தான் வேலைக்கு போகனுங்க.
5 நாள் மட்டும் போனா போதும். 2 நாள் விடுப்பு குடுத்துர்றாங்க. அருமைங்க.
ஆமா. ஆமாங்க. இது வந்து வருத்தமும் படலாம், சந்தோஷம் படலாம். எனக்கு பாத்தீங்கன்னா, இந்த போக்குவரத்துக்கான நேரம் இருக்கு பாரத்தீங்களா, அது எனக்கு 2 நாளுக்கு அந்த. அது குறையுது அந்த 1 நாள்ல. அது எனக்கு லாபமா தெரிஞ்சுதுங்க.
<chuckles> ஆமாங்க. அ. ஆமாங்க, ஆமாங்க. சரியாக கணக்கு போட்ருக்கிறீங்க. அ.
அப்போ பாத்தீங்கன்னா, நான் வந்து வண்டில வந்து இந்த பைக்கில போனோன்னா, நம்மளுக்கு பெட்ரோல் செலவு வருங்க. நான் என் கைல மொதல்ல ஆரம்ப வேலைக்கு போம்போது பைக் கூட இல்ல. நான் சைக்கிள்ல தான் போயிட்டுருந்தேங்க.
ஓஹோ, அஹ, சரிங்க.
என்னோட வயசுக்கு வந்து, அந்த இடத்துல நான் அந்த நிறுவனத்தல நான் தான் கொஞ்சம் சின்ன பையன்ன்னு சொல்லாம். எனக்கு அப்புறம் வந்து பெரிய சின்ன பசங்கன்னு சொல்றக்கு இல்லங்க. ஆனா நான் சின்ன பசங் அதுக்கப்புறம் என்ன விட வயதில வந்து ஒரு 6 மாசம்லருந்து அதிகமானவங்க தான் இருப்பாங்க. அவுங்களாம் பைக்ல வருவாங்க.
அஹா, புரியுதுங்க. அ, அதாங்க. அதாங்க, அஹா.
அப்புறம் சரி நம்மளும் ஒரு கடன் லோன் போட்டு வாங்கலாம் பைக் வாங்கலான்னு பாத்தா, எனக்கு லோன் குடுக்குறகுல்லாம் யாரும் தயாரா இல்லங்க.
ஆமாங்க. அந்த காலகட்டத்துல லோன் வந்து, ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு, வாங்கறக்கு.
அப்புறம் நம்மளுக்கு வந்து அதுவும் இல்லாம வந்து அவங்க. லோன் தர்றதுக்கு தயாரா இருந்தாங்க. ஆனா என்னன்னா, வட்டி அதிகம் கிட்டத்தட்ட. 2 மடங்கு, அந்த வண்டியோட வெல வந்து ரூ.50,000ன்னா, நான் கிட்டத்தட்ட ரூ.75,000 கட்ட வேண்டியதா இருக்குங்க.
கட்ட வேண்டிருந்திருக்கும். ஆமாங்க. புரிதுங்க.
அப்ப நான் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும் போது, சரி இன்சூரன்ஸ் மேல லோன் குடுப்பாங்க அப்டினு எனக்கு தெரிஞ்சதுங்க.
சரிங்க.
இதுல வட்டியு காட்டியும் எனக்கு என்ன பயம்ன்னா, அந்த மொதல். அத கட்டி முடிக்கலைன்னா, நாளைக்கு பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு. ஆனா இன்சூரன்ஸ்ல என்ன ஒரு லாபம்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வட் அசல கட்டாட்டியுங்கூட வட்டியோட சேர்த்து வந்து நாளைக்கு, இன்சூரன்ஸ் தொகை உங்க கைக்கு வரும்போது, அதுல கழிச்சுக்வாங்க. ஆனா பைக்கும் போகாது. இன்சூரன்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட இந்த பாதுகாப்பு கெடச்சதுங்க. பயம் இல்லாம உழைக்கலாம்.
ஓஹோ! அட பரவால்லீங்ளே, அஹ! சரிங்க.
அந்த பயம் தான் மொதல்ல நம்மள்ட்ட விட்டு போகனுன்னு ஆசைப்பட்டேன். சரி இந்த வழில நாம் போய்க்கலாம்ன்னு சொல்லிட்டு, அதன் மூலமா எடுத்து லோன் போட்டு வண்டி வாங்கினேன். என்ன தான் வண்டி வாங்கிட்டாலும் வாரத்துக்கு 2 நாள்ல இருந்து 3 நாளைக்கு, அந்த வண்டிய பயன்படுத்துவேன். வேலைக்கு. மிச்ச நாள்ல வந்து சைக்கிள தான் பயன்படுத்துவேன்.
அஹ, சரிங்க. அஹ. அ உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கறக்காக! அப்டி தானங்க? அ, சரி சரிங்க பெட்ரோலுக்காகங்களா? அஹ. புரியுதுங்க.
அதுக்காகல்லாம் இல்லங்க. பணத்துக்காக தான். பணம் சேமிப்புக்காக தான். ஆமா. அன்னைக்கி வெல வந்து கிட்டத்தட்ட 1 லிட்டர் வந்து ரூ.50லருந்து ரூ.70குள்ள தான் இருக்குங்க. எவ்வளவுன்னு தெரியலைங்க.
சரி, சரிங்க. இருந்தாலும் வந்து சம்பளம் ரொம்ப கம்மிங்க. அதுக்கு
ஆமா, ஆமா. அதனால வந்து, அப்படி நான் வந்து, அந்த நேரத்த வந்து படிப்புக்காக படிப்புக்கு வந்து வாரத்துல வந்து ரெ ஒரு தினமும் வந்து 1 மணி நேரத்துலருந்து 2 மணி நேரம் படிப்புக்காக செலவுப்பண்ணேன். அப்புறம் சொந்த தொழில். அப்புறம் வேலை. இதுதான் என்னோட அன்ற தினத்துக்கு இதுதான், இப்படித்தான் என்னோடது இருக்கும். அதனால தூக்கத்துல தான் பெரிய அளவுக்கு நான் தொலைக்க வேண்டியதா இருந்துச்சு.
அஹ! அதாங்க புரியுதுங்க. அ, இப்போ எப்புடிங்க குடும்பத்தோட நேரம் செலவு பண்றது, அப்பறம் உங்களுக்காக வந்து ஏதாவது பண்ணிக்கிறது, அ ஒரு டிவி படம் பாக்குறது, இதெல்லாம் எதுவுமே இருந்திருக்காது தானங்க அந்த காலகட்டத்துல.
இருந்துச்சுங்க. சாப்புடும்போது நாங்க டிவி பாப்போங்க. ஆனா, பாக்கும்போது எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா, "1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துல சாப்பிட்டு முடிக்கணும். அதுல டிவி முடிச்சிருக்கோணும். ஆஃப் பண்ணிறோணும்" அப்டீன்னு சொல்லிட்டு, அவங்க அதுல இருந்தாங்க. பத்தாதுக்கு நானும் அதே வே வேற வழி இல்லைங்கள. வேல செஞ்சாகணும். வேல இருக்குது அடுத்தது. அப்ப அந்த வேலைல 2000ல இருந்து ரூ.6,000 வரைக்கும் அதுல வ வருமானம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த நேரத்துல அங்க பண்ணுனா எனக்கு பணம் ஆச்சுங்களே. அப்ப எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் ₹12,000 ஆயிருந்துங்கல.
ஓஹோ! ஆமா, ஆமாங்க. அ. ஆமாங்க. கண்டிப்பாங்க. அ. அதே தாங்க. அ இப்ப இந்த 10 மாதம் கழிச்சு அ இவ்ளோ கஷ்டப்பட்டதுக்கப்பறம் அந்த பலன் எப்படி இருந்துச்சுங்க? என்ன மாரி கெடச்சது உங்களுக்கு?
அது எனக்கு பாத்தீங்கன்னா வந்து அத விட்டு வெளிய வரும்போது என்னோட சொந் அந்த வேலைய நான் சொந்தமா செஞ்சது வந்து மாசம் ரூ.25,000க்கு வந்து எனக்கு மாசம் மாசம் வர்ற மாரி வேலை ஆயிருச்சுங்க. அது கிட்டத்தட்ட எனக்கு 12 மாசத்துக்கு அந்த க்ளையன்ட் இருந்துட்டு இருந்தாங்க.
ஆஹா! அருமைங்க. அஹ! சரிங்க.
அதனால எனக்கு அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. "சரி ஓக் நம்ம இனி வேலைக்கி போக வேண்டாம்" அப்டீன்னு நிறுத்திட்டு, நான் சொந்த தொழில்ல இருந்தேன். அப்பம்போது வந்து அப்பவும் ந நான் அந்த ஒரு க்ளையன்ட் வந்துட்டாங்கன்னு சொல்லி நான் என் வேலையெல்லாம் நிறுத்துறதில்ல. அவுங்க வந்து கிட்டத்தட்ட 1 நாளைக்கு 5 மணில இருந்து 6 மணி நேரம் இல்ல 8 மணி நேரம் வேலை செய்ற மாரி இருக்குங்க. அதிகபட்சமா 8 மணி நேரம், குறைந்தபட்சம் 5 மணி நேரம், என்னமோ தான் இருக்கும். 1 நாளைக்கி!
அஹ! சரி, சரிங்க. ஓஹோ! புரியுதுங்க. அஹ! புரியிதுங்க. அ மத்த நேரங்கள்ல என்ன பண்ணீங்க?
அது. இன்னும் புது கு க்ளையன்ட் எடுக்கலாம்னு சொல்ட்டு முயற்சி தான் பண்ணனே தவிர, அதுக்காக குடும்பத்தோட செலவு பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளிய ஊர் சுத்துறது எல்லாம் கெடையாது. அதே தாங்க. அப்பறம்
சரி, சரிங்க. நல்லா வந்து உழைப்பாளிங்க நீங்க. எவ்ளோ வந்து உழைக்கணுமோ அந்த அளவுக்கு உழைச்சிருக்குறீங்க. அதாங்க.
ஆமாங்க. ஆமாங்க. அதனால நீங்க வந்து அந்த நேரத்துல வந்து நம்ம, குடும்பத்தோட இருக்குறோம்னா, சாப்புட்ற நேரம் குடும்பத்தோடு இருக்கும். அவ்ளோதான். மத்த நேரத்துல, நம்ம தொழில். அதுதான் போயிட்டுருந்ததுங்க.
சரிங்க. அதாங்க. புரியிதுங்க.
இதிலிருந்து அப்டீயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு 5லிருந்து 7 ஆண்டுகுள்ள க இருக்குங்க.
அதாங்க. அ.
அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா ந நண்பர்களோடு ஆரம்பிச்சோம். திருப்பி வீட்டுக்கு வந்துட்டோம்.
அஹ.
அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அதாவது நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு தொழில் வரைக்கும் முயற்சி பண்ணி மேல போய்ட்டு திருப்பி கீழ எறங்கி அப்ப "நம்ம வாட்டுக்கு சரி நம்ம வீட்ல இருந்து தனியா திரும்ப பண்ணலாம்" அப்டீங்குற ம் ஒரு காலகட்டம் வந்துருச்சுங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில பாத்தீங்கன்னா. அ, நான் வந்து 1 நாளைக்கு வந்து 10 மணி நேரமோ இல்லைன்னா 6 மணி நேரமோ தான் வேலை செய்வேன். அதிகபட்சம் 10 மணி நேரம் கொறஞ்ச பட்சம் 6 மணி நேரம். அப்புடி தான். வேலை செய்வேன்.
சரி, சரிங்க. அதாங்க. புரியிதுங்க. அ ஆனா அது வந்து உங்களுக்கு இப்போ போதுமானதா இருக்குது, அப்படித்தானங்க? அஹ.
அப்பறம் மிச்சம் இருக்குற நேர ஆமாங்க. அப்போ என்ன பண்னோம்னா, மாசத்துல வந்து 1லருந்து இல்லன்னா வாரத்துக்கு 1 முறை இல்லன்னா மாசத்துக்கு 2 முறை அந்த மாரி வந்து வெளி பயணத்துக்கு குடும்பத்தோட செலவு பண்றக்கு ஆரம்பிச்சேங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட தேவை, அதுக்கு வந்து எ இ நமக்கு சம்பாதி சம்பாதியத்துல இது போதும்னு உண்டாயிருச்சுங்க. ஆனா இது ஆடம்பர வாழ்க்கைக்கு எதுவுமே எனக்கு கொடுக்கலேங்க.
அருமைங்க, அருமைங்க! அ. அதாங்க. அ புரியுதுங்க. அதாவது போதும் அப்படிங்கிற மாரி வச்சுட்டு மீதில வந்து சேமிச்சு இருக்கிறீங்கனு நா நெனைக்கிறேங்க. அஹ சரிங்க.
ஆமாங்க. அப் அப்ப பார்த்தீங்கனா என்னோட வருமானம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ.50,000 இருந்து 80,000 அந்த ஒரு இதுக்குல்ல தா இருக்குங்க. அதிகமலா போயிருக்காதுங்க. குறஞ்சபட்ச பாத்தீங்கனா 30,000 மாச உறுதியா கெடைக்கும். அதிலிருந்து சில காலத்தில 50,000 கெடைக்கும். சில க சில நாட்கள்ல வந்து 80 கூட கெடைக்குங்க.
அதாங்க. அ. சேரி சேரிங்க. அ இப்போ இவ்வளோ பணம் வந்து சம்பாரிக்க அரம்பிச்சுட்டீங்க. அ அரம்பிச்சதுக்கு அப்புறமா, அ உங்களுக்கான, அ குடும்பத்திக்கு கொஞ்ச நேரம் செலவு பண்றத தாண்டி, அ எனக்குன்னு நா இவ்ளோ நேர எடுத்துக்குவேனா என்ன பண்ணுவீங்க அந்த நேரத்தில?
ஆனா. ம். எனக்குனு எடுத்துக்குனு பாத்தீங்கனா வந்து ஏ நண்பர்களுக்கெல்லாம் திருமணம் ஆனதால அவங்களோட பெரிய அளவுக்கு நேரத்த செலவிட முடியாதுங்க. ஆனா எப்படி பார்த்தாலும், ஒரு 2ல இருந்து 3 மாசத்துக்கு 1 முறையாவது சந்துசுக்குவோங்க. சந்திச்சா ஒரு 2லருந்து 4 மணி நேரம் ஒண்ணா தான் இருப்போங்க.
அஹ, சரிங்க. அஹ, புரியுதுங்க அ.
அதனால வந்து நண்பர்களோடு செலவு பண்றதுக்கு நேரம் இருக்காதுங்க. அதே சமயத்தில குடும்பத்தோட செலவு பண்றதுக்கு நா வந்து நா சொன்ன மாரி முதல்ல சொன்ன மாரி, அ 1 வாரத்துக்கு 1 முறை இல்லைனா மாசத்திக்கு 2 முறையாவது வெளிய பயண போவோம். கிட்டத்தட்ட 1 நாள்ல இருந்து 2 நாள் அவங்களோட அந்த பயணம் இருக்குங்க.
சேரி, சேரி. அருமைங்க, அருமைங்க. அதுவே வந்து தனிப்பட்ட ஒரு நேரம்னு தா சொல்லாங்க. அ இத தாண்டி வேற ஏதாவது உங்களுக்கு அ ஹாபிஸ் அந்த மாரி அ புத்தகம் படிக்கிறது, இல்ல வந்துட்டு, எனக்கு வேலை தான் வந்துட்டு ஹாபி அப்டினு சொல்வீங்களா? எப்டிங்க?
ஆமாங்க. இல்லங்க. நா வந்து எனக்குனு ஒரு நேரத்த எடுத்து, அது நம்ம முன்னேற்றத்திற்கா இருக்கணும். அது மாரி பண சார்ந்து மட்டும் இருந்துடக்கூடாது அப்படினு சொல்லிட்டு அதுக்காக நா பிரயேத்தமா எடுத்து பண்ணேங்க. என்னனு பாத்தீங்கனா, நம்முடைய கலை சார்ந்து என்னாச்சி இருக்கட்டுனு சொல்ட்டு, இந்த புத்தகம் வந்து படிக்கிறது, வாசிக்கிறதுங்க. அதுவுமில்லாம லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து எழுதுறதுக்கு வந்து நா வந்து ரைட் ஹேண்ட் தா. லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுறதுகு சின்ன வயசிலிருந்தே முயற்சி செய்வேங்க. அது வந்து நம்ம விட்டு போகக்கூடாது அதனால வந்து திரும்ப அத பத்தி அதில எறங்கி நம்ம முயற்சி பண்ணுவோம். அப்படி சொல்ட்டு அப்படியு அந்த பக்கம் எறங்கி டெய்லியும் ஒரு பத் ஒரு ஒரு 15 நிமிஷத்தில இருந்து 1/2 மணி நேர வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து திருக்குறள் எழுதுவங்க. ஒரு 10 குறள் எழுதுவேன்.
அஹ. அஹ, சரிங்க. ஓஹோ! புரியுதுங்க. அஹ. <chuckles> இது நல்லா இருக்குங்களே! அ. ஓஹோ! சரிங்க. திருக்குறள்ல உங்களுக்கு நாட்டம் அதிகமோ?
இல்லைங்க. நா நமக்கு வந்து தமிழ் மேல படிக்கிறக்கு ஏதோ ஒரு எடத்துல ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக திருக்குறள் ஆரம்பிச்சங்க.
ஆமாங்க. அ, அஹ! செரி, செரிங்க.
சுத்தமா ஒரு மொழிய பத்தி மறந்துறக்கூடாது. எழுதுறது நமக்கு பாத்தீங்கன்னா வெறும் இப்பல்லாம் க கணினி பயன்படுத்தி, எழுதுற பழக்கமே நம்மள வுட்டு போயிருச்சுங்க.
ஆமாங்க. அ. கண்டிப்பாங்க. எழுதுறதே இல்லீங்க இப்போலாம். கையில பேனா வந்து எ <chuckles> எப்பிடி பிடிக்கணுங்குறதே மறந்துரும் போல. <chuckles> அ.
ஆமா. இந்த மாரி விஷயத்துல இருந்து நம்ம தப்பிக்கோணும் அப்டீன்னா, நம்ம வந்து, நம்மள ஒரு முயற்சி பண்ணி இந்த மாரி விஷயங்கள ஏதாவது ஒரு விஷயங்கள். அது முட்டாள் தனமாம கூட இருக்கலாம். ஆனா அது மாரி ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சாகோணுங்குறது என்ன பொறுத்தவரைக்கனது.
அஹ. செரிங்க. அ, அருமைங்க. அழகா சொன்னீங்க. அதாவது, அ எவ்ளோ எளிமையான ஒரு ஹாபிய கண்டுபுடிச்சு. அத பண்ணிருக்கிறீங்க அப்டீன்னே சொல்லலாங்க. அ ஏன்னா, இத எல்லாருமே பண்ண முடியும். இதுக்குன்னு தனியா வந்து அ க கலை கத்துக்க தேவையில்ல. நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் நமக்கு வந்து அந்த இடது கையில எழுதுற பழக்கம் வந்துரும். அ, இப்பிடி இருக்கீல வந்துட்டு, இந்த மாரி பணில இவ்வளோ நேரம் அ, இப்ப நீங்க சொன்னீங்க 6ல இருந்து 10 மணி நேரம் நான் வந்து ஒரு நாளைக்கு பணில செலவு பண்ணுவேன் அப்டீன்னு சொல்றீங்க. அ, இதத் தாண்டி வந்து வேறு என்னென்ன பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு? ஏன்னா இப்போ வந்து, அ தூங்குறதுக்கு ஒரு 8 மணி நேரமாவது எடுத்துக்குவீங்களா, இப்போ காலகட்டத்துல?
ஆமாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, தூக்கத்துக்கு வந்து, ஒரு 4 மணி நேரத்துலருந்து 5 மணி நேரம் தினமும் தூங்குற மாதிரி பாத்துட்டுருக்கறங்க.
ஓஹோ! ஏங்க உங்களுக்கு தூக்கம்ன்னா புடிக்காதா?
இல்லைங்க. அப்டி இல்ல நம்ம வந்து இன்னும் வந்து உழைக்க வேண்டிய காலம் இருக்குது. அதே மாரி இன்னும் முயற்சிகள் நறைய கத்துக்க வேண்டிய காலம் கூட, அதுனால தான். அதுனால வந்து பாத்தீங்கன்னா வந்து, நம்மளுக்கு தனிப்பட்ட நேரம் தேவ தான். அதுக்கு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் பயன்படுத்தோணும், அப்டின்னு சொல்ட்டு முடிவு பண்ணிட்டு, அதுக்காக ஒரு 1/2 மணி நேரத்துலருந்து 1 மணி நேரம். தினமும் அதுக்குன்னு செலவு பண்ணுவேங்க.
அதாங்க. அஹ, புரிதுங்க. அஹ. சேரிங்க என்ன பண்ணுவீங்க? உடற்பயிற்சி பண்ணுவீங்ளா? இல்ல வந்துட்டு மறுபடியும் சைக்கிள் ஓட்டுவீங்ளா? இல்ல எந்த மாதிரியான ப அ, உடற்பயிற்சிகள் நீங்க செய்வீங்க?
இது பாத்தீங்கன்னா 2 விதம். 1 வந்து யோகான்னு சொல்லி வீட்லருந்து நானே பண்ணுவேங்க. அது ஒரு 5 நிமிஷத்துலருந்து, 10 நிமிஷம் குளிக்கறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு போய் குளிப்பேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து, ஜிம்முக்கு வெளிய தான் போவேங்க போனன்னா, அங்க ஒரு 1/2 மண்நேரத்துலருந்து, 1/4 மணிநேரம் அங்க உழைப்பு உடல் உழைப்புக்காக செலவு பண்ணுவேன்.
சேரிங்க. அஹ. ஓஹோ! ஆஹா புரியுதுங்க! ஆனா எனக்கு இதுல ஒரே ஒரு சந்தேகம். அ ஜிம்முல போயி செய்ற உடற்பயிற்சிக்கும் யோகாக்கும் என்னங்க வித்தியாசம் இருக் என்ன மாரியான வித்தியாசங்கள் இருக்கு?
யோகா பண்ணும்போது என்னன்னா, உங்களோட மனசு வந்து ஒருநிலைப்படுத்துங்க. அதுக்கு வந்து உங்க உடல வந்து மொதல்ல ஒருநிலைப்படுத்தி, அது மூலமா மனச ஒருநிலைப்படுத்துறது தான் யோகாங்க!
அஹ! சரிங்க.
அதாவது நீங்க வந்து பலவிதமா உங்க உடம்ப வந்து, வ வளைப்பீங்க. அப்பம்போது உங்க உடம்ப வளைக்கும்போது உங்க மனசு வாட்டுக்கு, இது எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படும்னு சொல்ட்டு அது ஒரு பக்கம் உங்கள துன்புறுத்துங்க. உடலும் வந்து எனக்கு வலிக்குது போதும், ஏன் இவ்வளவு பண்ற கஷ்டப்படுற நல்லா தான் எல்லாமே இருக்குதுல அப்றம் என்ன, கேடு உனக்கு அப்டின்னு அது கேக்குங்க.
ஓஹோ! அ. அ ம்.
அது அதுனால இந்த 2 விஷயத்தையும் நம்ம பண்ணும்போது, நம்ம உடற்பயிற்சிக்கு போம்போது பாத்தீங்கன்னா, அங்க உடல் உழைப்பு மட்டுமே நீங்க போடும்போது, அது உங்க யோகா பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு மாரியான வளைவுகள். அதே வந்து உடற்பயிற்சி கூடத்துக்கு போனீங்கன்னா, அங்க வந்து, அ வெயிட்டு சார்ந்த உழைப்பு தான் அதிகமா ஏன்னா நீங்க இழுக்குறது வந்து 10 கிலோவோ 20 கிலோவோ. அந்த மாரி தான் இழுப்பீங்க.
அஹ. சரிங்க. அதாங்க. அஹ, சரிங்க. அங்க வந்துட்டு உடல் குறையுற அளவுக்கு வந்து, உடலுக்கு வந்து நம்ப உழைப்பு குடு குடுப்போம். அ இங்க வந்துட்டு, அஹ.
அதுதான் விஷயம். ஆமாங்க. அது உடல் எடை குறைக்கறது மட்டும் இல்ல, அ மனசையும் உடலையும் சேர்ந்து ஒன்னா பயணிக்கறதுக்கு இந்த 2 விஷயமே நமக்கு பயன்படுங்க.
கண்டிப்பாங்க, அருமையா சொன்னீங்க! அதாவது "உடற்பயிற்சி மட்டும் பண்ணா பத்தாது, அ யோகாவும் பண்ணும்." அப்டின்னு சொன்னீங்க. அ இப்ப இத பாக்கும்போது, தியானம் முயற்சி பண்ணிருக்கீங்களா நீங்க?
அ, பண்ணிருக்கிறேங்க. தியானம் யோகா முடிக்கும்போது நான் வந்து தியானத்துல தான் முடிப்பங்க.
ஓஹோ! செரி, செரிங்க.
ஏன்னா அப்பத்தான் நம்ம மனசு வந்து முழுமையா யோகால வந்து, அந்த யோகாலருந்து தியானம் 2மே எனக்கு 1 தான், 2 வெவ்வேற நான் பாக்குறது இல்ல 2 ஒன்னா தான் நான் பாப்பேங்க.
ஓஹோ! புரியுதுங்க, அ. இன்னும் இன்னும் ஒண்ணே, ஒண்ணு. நீங்க வந்துட்டு அ பணி நேரம் வந்து ஆடம்பரமா செலவு பண்லன்னா வந்துட்டு பணி நேரத்த நம்ம வந்து கொறச்சுக்கலாம். கொஞ்சமா சம்பாரிச்சா அதுவே வந்து நல்ல சேமிப்புக்கு உதவும் அப்டின்னு சொன்னீங்கல்ல. அ அந்த மாரி ஆடம்பரம்னு எத சொல்றீங்க நீங்க. ஏதோ ஒன்னே, 1 இல்ல 2 எடுத்துக்காட்டுகள் மட்டும்.
ஆமாங்க. ஆடம்பரமா வந்து சாப்பாடுங்க. அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு நா சாதாரணமா உங்க ஒரு சாப்பாடுங்கறது ரூ. 100 ரூ.120 மத்தியான சாப்பாடு நீங்க சாப்டலாம். ஆனா சில எடத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அ தங்க தட்டத்துல மாரி வச்சு சாப்பாடு போறதுக்கு உங்களுக்கு ரூ.600லாம் வாங்குவாங்க
ஆஹ. சரிங்க. ஆ <snorts> அதாங்க புரிது அ. அழகா சொன்னீங்க. ஆ போதும்ங்க இந்த ஒரே <snorts> உதாரணமே போதும். அ ஏன்னா எனக்கு அது வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசப்பட்டேன். அ அழகா சொன்னீங்க எப்டி வந்து பணி நேரத்துலயும் தனிப்பட்ட நேரத்துலயும் வந்துட்டு நீங்க சமநிலைப்படுத்துறீங்க. அ முதல்ல ஒரு 10 மாதங்கள் எவ்ளோ கஷ்டப்பட்டீங்க, அதுக்கப்புறம் அதுலருந்து எப்டி வெளிய வந்து உங்களுக்கான நேரங்களையும் இப்ப குடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அ நல்ல உங்களோட வேலையிலயும் முன்னேறிட்டீங்க அப்டின்னு கேட்கும்போது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. அ உ இந்த மாரி தகவல்கள எங்க எங்கட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றிங்க.
ம் அந்த மாரி தான் ஆடம்பரம். மிக்க மகிழ்ச்சி நன்றிங்க.